இப்ப நம்ம வாழ்க்கையில ஆ பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்பிடின்னா, உணவுன்னு சொல்லலாம் இல்லேங்களா! அ உணவுதான் அ எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படையா அமையிறது. அ அது வந்து சத் அ நல்ல சத்து மிகுந்த உணவா எடுத்துக்கிறத பொறுத்துதான் நம்மளோட உடல்நிலை வந்து ஆரோக்கியமா இருக்குமா, இல்லயா அப்பிடிங்கிறதே அமையுது இல்லேங்களா! ஆ அந்தமாரி பார்க்கும்போது, நீங்க காலையில காலை உணவா இருக்கட்டும், அ மதிய உணவா இருக்கட்டும், இரவா அ இரவு உணவா இருக்கட்டும். இது 3 சே 3 நீங்க எந்தமாரி எடுத்துப்பீங்க? அதில என்னென்னமாரி அ முடிஞ்ச அளவு இந்த சத்துள்ள உணவு அப்பிடின்னு சொல்லுவாங்க இல்லயா! அதெல்லாம் அ எந்தமாரி நீங்க அந்த 3 வேலையும் வந்து எடுத்துப்பீங்க? அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா?
நிச்சயமா. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. இப்போ இந்த உணவுன்னு சொல்றது வந்து, ஒரு பொருள் நம்மளுடைய சாப்பாடுக்கு மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அவ்ளோதான் அ அப்பிடின்னு கிடையாது. அ இந்த சாப்பாடு வந்து நம்மளுடைய எமோஷனும் கூட. நீங்க யோசிச்சு பாருங்களேன்! நமக்கு பிடிக்காத சாப்பாடு குடுத்துட்டாலோ! இல்ல நமக்கு பிடிச்ச சாப்பாட்னால நம்ம எவ்ளோ சந்தோஷப்பட்றோம். அப்போ அது, நா அது ஒரு உணர்வு தானே! நமக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஆஹா! அப்பிடின்னு எவ்ளோ சந்தோஷப்படுறோம். அ இன்னும் ஒரு வேளை நம்ம ரொம்ப பிடிச்ச சாப்பிடு சாப்பிட போறோன்னு போம்போது, அது நம்ம நினைச்ச அளவு அந்த டேஸ்ட்ல இல்ல அப்பிடின்னா நம்ம எவ்ளோ ஒரு கோவம் வருது நமக்கு. என்ன இப்பிடி பண்ணிட்டாங்க அப்பிடின்றமாரி கோவம் வரும் இல்லயா! அப்போ அந்த உணவுன்றது கண்டிப்பா ஒரு எமோஷனும் கூட. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில வந்து நம்மளுடைய அந்த உணவு பழக்கவழக்கம்ன்றது சரிவிகிதமா இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து எல்லா விதமான சத்துமே தேவ. அ வ அந்த நார் சத்துல புரதம் சத்திலருந்து வைட்டமின்கள் வந்து அ அப்புறம் இந்தமாரி இந்த கால்சியம் நம்மளுடைய எடு எலும்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Vitamin A நம்முடைய கண் பார்வைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளு. நம்ம ரத்த ஓட்டத்த சீரா வச்சுக்கிறதுக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே உணவுல தினசரியில ஏற்க தான் செய்யணும். ஏன்னா எல்லாத்தையுமே அது என்ன சொல்லணுன்னா, இயற்கையாவே நம்மளுடைய உடல்ல இந்த எல்லா சக்தியுமே இருக்கு. ஆனா நம்ம டெய்லி பேசிஸ்ல இத பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து அந்த ரீஃபில் பண்ணணும் தானே! அதுக்காக இந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணுந்தானே! இல்லன்னா வந்து அது குறைபாடு ஏற்படும் இல்லயா! எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் இல்லயா! நீர்ச்சத்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து டக்குனு மயங்கி விழுந்துருவாங்க. கேட்டா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருச்சுன்னு சொல்லுவாங்க. தண்ணீ சத்து இல்ல அப்பிடின்னு சொல்லிட்டு. அதுபோக இந்த கர்ப்பிணி பெண்களுக்குலாம் அதிகமா வந்து நிறைய தண்ணி குடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அ பாடி வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். இல்ல குழந்தைக்கு பிரச்சனை அப்பிடின்றமாதிரி. அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீ குடிக்க மட்டுமே நம்ம கண்டிப்பா செய்யணும். அது ரொம்ப முக்கியம்.
ஆ. ஆ ம், ம். ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அ, ஆமா. ம். ஆமா. ஆ, ஆமாங்க. ஆ. ஆ. ஆ, ஆ. ம். ம். ம், ம், ம். ஆமாங்க. ஆ. ம். ம், ம். ஆ. ம். ஆ. ஆ. ஆ கரெக்ட் ஆ, ஆமாங்க. ஆ. அவசியம். ஆ. ஆ. ஆ. ம், ம். ஆமாங்க. ஆமா.